பொதுவா இப்ப எல்லோருமே நம்ம ஃபிரெண்ட்ஸ் கூட ஒரு டூர் மாரி அரேஞ்சு பண்ணி போவோம். அ ஒரு வருஷத்துக்கு 1 வாட்டி, 2 வாட்டியாவது நம்ம ஒரு டூர் போயிட்டு வந்தா தான் கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கும், அப்பிடின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அதுமாரி ஒரு பயணத்தில போது ஏதாவது ஒரு நண்பர்கூட, ஏதாவது ஊடல் ஏற்பட்டுச்சா? அத நீங்க எப்பிடி சமாளிச்சீங்க? இத பத்தினா கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கல்லூரி இதுவுல வந்து போயிட்டுருந்தோம். ஹைதராபாத்துக்கு போயிட்டிருக்கும்பொழுது, அப்போ வந்து புதுசா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இது பண்ணும்ல. காலைல 9 மணிக்கு கல்லூரிக்கு வந்தா, 3 மணிக்கெல்லாம் போயிட்ற நண்பர்கள் கிட்ட நைட்டு ஃபுல்லா, அதுவும் 4 நாள், 5 நாள் கிட்ட வந்து இருக்கணும். அப்பிடி இருக்கும்போது பல விஷ்
ம். அடேங்கப்பா! 5 நாளா, காலேஜ் டூரா?
ஆமாங்க. காலேஜ் டூரு. <chuckles> அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்ல பயண் பணும் அ பயணம் பண்ணும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு அவ்ளோ இதுவு. அ அந்த 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியா போயிட்டு, நான் அந்த நைட்டு ஃபுல்லா கச்சேரி, இதுவா இருக்கட்டும், அவ்ளோ அழகா போச்சு. மறுநாள் வந்து நாங்க ரூம் வந்து வந்துட்டோம். அப்பிடி இருக்க பட்ச அந்த ரூம்லாம் போயிட்டு இது பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா ஒரு தோழி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்பிடி அவ வந்து என்ன பண்ணிட்டான்னா, அ எனக்கு வந்து அ அவ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து சண்ட போட ஆரம்பிச்சிட்டா! "ஏன், எதுக்கு?" அப்பிடின்ட்டு கேட்கும்போது, "ஆமா. நீ என்கூட வந்து ஒரு இந்த நாள் முடிய போது, ஒரு புகைப்படம் கூட எடுக்கல." அப்பிடின்ட்டு ஒரு முதல் சண்ட ஆரம்பிச்சிது. அந்த முதல் சண்டை ஆரம்பிக்கும்
சிறப்புங்க. ம். <chuckles> <inhales> ம். சரிங்க. சரிங்க. ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனைங்க, உண்மையாவே. சில நேரம் நம்ம போங்கடான்னு போயிருவோம். <inhales> நம்ப யா நம்ப எடுத்துக்கிட்டே இருப்போம், யாரையாவது ஒருதங்கள விட்டுருவோம். அவுங்க வந்து கோவிச்சிக்குவாங்க இல்ல, சரிங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க?
ஆமா. ஆமா. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து இந்த பயணம் பண்ணுறது எனக்கு சின்ன வயதிலேருந்து ரொம்ப, ரொம்ப பிடிக்கும். இந்த அதிகமா புகைப்படம் எடுக்கிறதவிட, அந்த இயற்கை சார்ந்த இடத்தில வந்து போய் பார்த்தா, அப்பிடியே நின்றுவேன். அதுவும் அந்த ஹைதராபாதின்றது நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, பெரிய மாளிகைல்லாம் இருந்துதா! அவ்ளோ அழகா கட்டியிருந்தபொழுது, என்ன பார்த்தேன்னா, "எவ் எப்பிடி இந்த போல கட்டியிருப்பாங்க?" அதுவும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்பிள்னுட்டு கல் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நான் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். வியந்திருந்தேன். கிட்டத்தட்ட நண்பர்களுக்கு வந்து அ ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, நான் இன்னொரு இடத்துல வந்து அந்த இடத்துலேயே வந்து அந்த பெரிய, பெரிய வால்ல வந்து அப்பிடியே வாய பொளந்துட்டு பார்க்கிற ஆளு நானு. அதேன்
ம். ஆ. ஓ! அதாவது நம்ப நண்பர்கள் கூட போனாலுமே, நம்ம எதுக்குப் போனோமோ, அந்த வேலைய சிறப்பா செஞ்சிருக்கீங்க. நான் சா "நான் டூர் தாம்பா வந்தேன். நான் ஃபிளேஸ சுத்தி பார்க்க தான் வந்திருக்கிறேன். உங்க கூட எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். இது தான் எனக்கு முக்கியம்." நீங்க உங்க வேலைய சரியா தாங்க செஞ்சிருக்கீங்க. தப்பில்ல. அப்புறம் என்ன ஆச்சுங்க? <breath>
நிச்சயமா, ஆமா. ஆமா. ஆமா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில வந்து 4 பேரு நாங்க. என்னுடைய வகுப்பில சேர்ந்தவங்க எல்லார கிட்டத்தட்ட நாங்க ஒரு 8 பேர் வந்திருந்தோம், வச்சுக்கோங்களேன். அப்பிடி இருக்கும்பொழுது நான் நான் என்னுடைய அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டிருந்தாங்க. அவுங்க வந்து கூட்டது ஒரு 2, 3 ஃபோட்டோல நிப்பேன். அதுக்கப்புறம் உடனே போயிட்டு எந்த இடத்துல நிக்கிறனோ, அந்த இடத்துல போய் பார்க்கிறதா இருக்கும். அந்த பெரிய, பெரிய புகைப்படமெல்லாம் இருக்குமா! அந்த ராஜாவோட புகைப்படல்லாம் இருக்கம்பொழுது, அவு அதுவும் பார்த்தீங்கன்னா இப்பயாச்சும் கேமரா, அப்பெல்லாம் வந்து அந்த கேம் கேமரான்ட்டு ஒரு விஷயம் கிடையாது. கைவண்ணமா தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்கம்பொழுது அப்பிடியே வந்து, "எப்புட்றா வரஞ்சிருப்பாங்க! அந்த குதிரை வந்து 2 கால் தூக்கிட்டு இருக்கிறமாரில்லாம். அந்த குதிர அப்பிடியே தான் நின்னுருக்கும்மா!" அது போல பல பல விஷயங்கள் எனக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். ஒரு அறைக்குள்ள போறேன், அந்த அறைக்குள்ள அந்த போருக்கு சம்மந்தப்பட்ட வாள். அவுங்க வந்து போருக்கு போம்போது, அந்த கவசமா இருக்கட்டும், அவ்ளோ இது வந்து நிறையா இருந்தது. அந்த ஈட்டி, அதெல்லாம் இது பண்ணும்போது ஆனு வாய பொளந்துதான் பார்த்தனே தவிர்த்து, பக் பக்கத்தில வந்து என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, முன்னாடி. "இவ விட்டுருந்தா, இவ இப்பிடியே தான் பார்த்துட்டிருப்பா." அப்பிடின்ட்டு. நான் சொ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீன்னா, அந்த புகைப்படம் வந்து, "சரி, நம்ம வந்து எடுக்கல்லாம்." அப்பிடின்ட்டு. அந்த நேரமும் வந்து பார்த்தீன்னா, ஒதுக்கினேன். கிட்டத்தட்ட எல்லார்கூடயும் நான் எடுத்தேன். அவ கூட வந்து பார்த்தீன்னா, என் குளோஸ் ஃப்ரெண்ட் இத்தனைக்கும். அவ கூட நான் எடுக்க வந்து பார்த்தீன்னா
ஓ! சரிங்க. ம். ஆமா. கண்டிப்பா. ம். ஓ! ம். கண்டிப்பாங்க. ஓ! <laughs> ம்.
அவன் என் பெஸ்டி பெஸ்டி சொல்லுவோன்ல, அந்த போல விஷயம். அ அவகிட்டே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கல அப்படின்ட்டு கோச்சிக்கிட்டா. எனக்கும் தெரியாது, நான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குற ஒரு விஷயத்தயே வந்து அ கவனம் செலுத்துனால, இவ இருக்குற இவ கெ இவ கூட நான் நின்னு எடுத்தேனா இல்லையா கூட எனக்கு தெரில. நான் வந்து அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொலைபேசிய எடுக்க மாட்டேன். எடு எதுக்கு வந்தோமோ அதுக்கு பார்த்த, அவ பையனோட, அம்மாவே கால் பண்ணா கூட ஆ சொல்லுமா, அ நல்லா தான்மா இருக்குறேன், இப்ப பாத்துட்ருக்கேமா வைமான்ட்டேன். <chuckles> <breath>
ஆமா. ஓ! ஓ! <chuckles> சரிங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா, அதாவது அ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அ அங்க போயி நெறைய விஷயம் பாக்கறதுக்காக தான் நம்ம போறோம் இல்லைங்களா? அங்கயும் போயி சும்மா வந்துட்டு அ மற்ற வேலைகள் செய்யும்போது, நம்ம எதுக்கு போனொன்றது வந்து மறந்துருவோம். நீங்க சரியா தான் செஞ்சிருக்கீங்க. இப்ப என்ன ஆச்சுங்க? உங்க பிரெண்ட்டு கூட என்ன ஆச்சு மோதல்?
அ. நிச்சியமா. ஆமா. <inhales> அவள தான் வந்து பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டா, எனக்கு வந்து இதுக்கு இது இது தான் காரணோன்டே எனக்குத் தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு பாருங்களேன், காரணம் என்னன்னே தெரியாம நான் வந்து ஒரு பக்கம் இருந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது கோச்சுக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன். அவன் என் கூட போட்டோவ சரி இருடி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் இருக்கு பாத்துக்கலாம். அதுக்கு ஏன் வந்து இப்பயே வந்து மூஞ்சிய தூக்கி போட்டுட்டு இது பண்ணா அந்த நாளே வந்து நல்லா போகாது! அப்டின்ட்டு, நெறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்னாலே பிரியாணி தானே, "நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன், தயவுசெஞ்சு மூஞ்சிய தூக்கி வச்சிக்காத" அப்படிலாம் நெறைய விஷயம் சா சமாதானப்பத்த. அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா Wonderla. அந்த ஹைதராபாத் Wonderlaக்கு போகும்பொழுது, அது ஃபுல்லா தண்ணி ரைடு இது போல அப்ப வந்து <chuckles> பாத்தீங்கன்னா Wonderlaக்குள்ள அந்த தண்ணீ ரைடுலாம் போகம்பொழுது, ரைடு போகும்பொழுதே வந்து தொலைபேசிய எடுக்கும்போ எடுக்க முடியாது, ஏன்னா நம்ப வந்து எல்லா ரைடும் போகம்பொழுது பாத்தீங்கன்னா எங்கனா போட்ருவோம். அதுபோல நெறைய விஷயம் பாதுகாப்பான விஷயம், அதும் அன்னன
ஒ. <laughs> <inhales> ம். கண்டிப்பா. <laughs> ஒ. <laughs> அ. ஓ! சூப்பர்ங்க. அ. ம். பொதுவா வந்து இந்த மாரி ஆ ஒகேங்க. பொதுவா இந்த மாதிரி அ அ தண்ணீ அதாவது Wonderla, Black thunderலா போகும்போது, அங்க லாக்கர் குடுப்பாங்கல்ல, அந்த லாக்கர்ல நம்ம திங்ஸ்ல்லாம் வச்சுக்கிற மாரி ஃபெசிலிட்டி இருக்கும். ஒகேங்க.
ஆமா. <chuckles> ஆமாமா. அதுதான். அது வச்சுட்டுதுக்கப்புறம் நாங்க வெளிய வந்ததுக்கப்புறம் அந்த அந்த நாள பாத்தீங்கன்னா மொ அந் அந்த அளவுக்கு எங்களால புகைப்படம் எடுக்க முடில. ஏன்னா எனக்கும் நான் தான் சொன்னேல்ல, எனக்கு எல்லா எந்த ஒரு விஷயம் பாத்தாலும் அந்த விஷயத்த வந்து அனுபவிக்கணுன்ட்டு தான் அந்த நேரத்ல் நான் பாப்பேன். அப்படி இருக்கம் பொழுது அப்படி இருக்கும்பொழுது புகைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடு ஒ அவளுங்கலாம் ஒரு நாளைக்கு 300 புகைப்படம் எடுக்குறாளுங்க. அதில பாத்தீங்கன்னா ஒரு 10 15 தான் நிப்பனே நானு என்கிட்ட சொல்ருவன் என்ன அது "அடிக்கடி கூட்டு கூட்டு தொந்தர பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு நினைவு, நினைவா இருந்தாலும் தேவையான அளவுதான் எடுக்கணும். அதே வந்து நீ சுத்தி பாக்கர்த்த விட்டுட்டு, அந் அதில மட்டுந்தான் நினைவா இருப்பியே தவித்து, இந்த இது நினைவு நீ கண்ணால பாக்குற அளவுக்குலாம் அது புகைப்படத்துல வராது". அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா
சரிங்க. அ சூப்பர்! <laughs> ஆ. ஒகே. கரெக்ட்டு. ஆ. சூப்பரா தான் சொல்லிருக்கீங்க அதும் இல்லாம ஒரு ஒரே ஸ்டில்லு ஒரே போஸு 10 ஃபோட்டோ எடுப்பாங்க. எதுக்கு? அது எதுக்கு கவர் பண்ணணும். அங்க இருக்கவங்கள கவர் பண்ணணும். ஆனா ஃபோட்டோ எடுத்து எடுத்து நெறைய பேரு அப்டித்தாங்க. நானே பாத்துருக்கேன். வெளில போனா ஃபோட்டோ எடுக்குறதுலாம் ஆர்வமா இருக்காங்களே தவர. இப்ப நாங்க எ ஒரு ஒரு ஒரு ம மாளிகை ஒண்ணு போயிருந்தோம். அந்த மாளிகையில அவ்வளோ விஷயங்கள வந்து, அந்த க அந்த ஒவ்வொரு கல்வெட்லயும் எழுதிருக்காங்க. போர்ட்ல வந்து அந்த விஷயத்த பத்தி எழுதிருக்கா, அதெல்லாம் யாருமே பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேத்துல ஒரு 2 பேரு உக்கார்ந்து <chuckles> படிச்சிட்டு நின்ட் நின்னு படிச்சிட்ருப்பாங்க. அது எல்லாமே வலச்சி வலச்சி வலச்சி வலச்சி ஃபோட்டோ தான். அப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு அது தான் <chuckles> ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்டு கூட?
ஆமா. ம். நிச்சியமா. அவ்வள தான் மறுபடியும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா எனக்கு எனக்கு வந்து
ஏங்க அவுங்க தான் ஃபோட்டோதா கேட்கறாங்கல்ல! எடுத்துரலாம் இல்லங்க? <inhales>
எ உண்மைய உண்மையா, எனக்கு வந்து அந்த நேரத்ல யார வேணா நீங்க கேட்டு பாருங்களேன், என்னோட கல்லூரி படிக்கிறதில நான் அத புகைப்படம்ன்றது அந்த அளவுக்கு நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து சுத்தி பாக்கணும். அதுவும் இந்த Snapchatன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல, அதெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு நேரத்துக்கு அவங்க பதிவிடும் போதெல்லாம் எனக்கு கோவம் வரும். ஏன் என்னுடைய தொலைபேசில அந்த ஒரு ஆப்பே இருக்காது எப்பவுமே. எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, ஒரு குப்ப கூட இருந்தா கூட அந்த ஏதோ ஸ்னீக்குன்ட்டு ஏதோ சம்திங் சொல்றாங்க, அத நான் வந்து ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் வச்சுக்கணும். அத வச்சுட்டு என்ன போ போ என்ன பர்ப்பஸ் ஆக போகுது, என்ன யூஸு? அதனால எதனா காசு வரப்போதா, இல்லனா வேற எதனா ஒரு நல்ல விஷயம் நடக்க போதா? எதுமே கிடையாது. அதெல்லாம் எனக்கு வந்து நினைவா இருக்கலாம். கண்டிப்பா ஃபோட்டோ எடுக்க, அதுக்கப்புறம் நாங்க ஃபோட்டோலாம் வந்து எடுத்தோம், இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா வந்து அந்த அவளுங்களோட மொபைல பார்த்தீங்கன்னா, நாங்க போயிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிட்ட வந்து ஃபோட்டோ எத்து வச்சிகுரா, ஒரே இடத்துல அவ்வளோ ஃபோட்டோ இருக்கும்.
ஆ. <laughs> கண்டிப்பாங்க. அடேங்கப்பா! <chuckles> அவங்க மெமரி அந்த அளவுக்கு தாங்குது போல. அப்பறம் உங்க ஃபிரெண்ட் என்ன சொன்னாங்க? உங்க ஃபிரெண்ட் கூட எப்படி மோதல் ஆச்சு? அத எப்ப சரி பண்ணினீங்க? அத பத்தி சொல்லுங்க.
அதில் ஆமா, அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு கோவம் வரும். அதுக்கப்பறம் வந்து கொஞ்சம், கொஞ்சமா பேசி, "வா! நம்ம வெளிய போலாம்." அப்படின்ட்டு, நைட் வாக் அது போல கூட்டிட்டு போயிட்டு, அ சரி, அ ஒரு இதுவல்லாம் நாங்க சாப்பிட்டோம். அது ஏதோ டிஷ்ஷு வந்து இருந்தது. காரமா, புளிப்பா என்னமோ இருந்தது. அது ஜாங்கிரி. ஆமா, ஜாங்கிரி இருந்தது. அதை வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல வேற மொழி வேற நம்பளுக்கு தெரியாது. நம்பளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆங்கிலமும், இதுவும் தான். அந்த எடத்துல, அந்த சார்மினார் எடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் அதிகமா சில பேருக்கு தெரியும். அது உருது தெரியுது, ஹிந்தி தெரியுது, அதுக்கப்பறம் வந்து தெலுங்கு தெரியுது.
ஓ! சரிங்க. ஆ. ஓ! சரிங்க.
நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி, நம்ப பேலன்ஸ் பண்ணி, அது போல வந்து கொஞ்சம், கொஞ்சமாக சமாளிச்சு இது பண்ணோம். இன்னும் ஒரு விஷயம்னா இந்த பயணம் போகும்பொழுது பாத்தீங்கன்னா, இந்த காசு விஷயத்துல தான் சண்டை அதிகமா வரும்.
ஆ கண்டிப்பா. கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா, நண்பர்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா, இந்த காசு விஷயத்தினால கண்டிப்பா சண்டை வரும், எங்க போனாலுமே. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி என்ன சொல்லுவோம்ன்னா, நம்ம ஃபிரெண்ட் தானேன்னு சொல்லி ஒரு ரூ. 100 சேர்த்து பண்ணுவோம். அடுத்த வாட்டி பார்த்தா, அந்த ஃபிரெண்ட் நமக்கு எடுத்து டக்குனு குடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு கோவம் வரும் இல்லையா?
ஆமா. <chuckles> எங்களுக்கு வந்து நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, முற்றிலும் எங்களுக்கு வந்து ஆப்போசிட். என்ன ஒரு விஷயன்னா, என்ன செலவு பண்ண விடல, நீ மட்டும் செலவு பண்றேன்னுட்டு சண்டை வந்தது.
ஓ! <chuckles> ஆஹா! அ.
இஸ்ஸு உண்மையாங்க. கடவுள் மேல ஆணையா வந்து, அந்த இடத்துல வந்து சண்டையே இதுதான். அதான் நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, டூருக்கு வந்து ரூ. 10,000 என்னாலும், என் செலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரூ. 7,000 குடுத்து விட்டிருந்தார். அது போல அவங்கவங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட தோழி பெஸ்ட் ஃபிரெண்ட் சொன்னேன்ல, அவங்க வீட்ல வந்து ரூ. 12,000 குடுத்து வச்சிருந்தாங்க, இன்னொருத்தி வந்து அதுபோல வந்து எல்லாரும் வந்து பாத்தா 10,000 கீழ கெடையாது. அது போல வந்து எல்லாருக்கும் குடுக்கும்போது, நம்ம வந்து முன்னாடி வந்து செலவு பண்ணும்போது, எதுக்கு "நீ செலவு பண்ற? அ நான் வந்து செலவு பண்ண மாட்டேன்னுட்டு," அதுக்கும் ஒரு சண்டை வந்தது. இன்னொருத்தி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அ வேற ஒரு, நாங்க போன இடத்துல வந்து நாங்க 4 பேர் தவிர்த்து, நாங்க போயிருந்தோம்ல 8 பேர் சொன்னேன்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து, எங்களோட இது என்னோட தோழி கிட்ட வந்து குடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு ரூ.1,000வோ ரூ.2,000வோ தெரியல. அந்த நேரத்தில் வந்து குடுத்துருந்தாங்க. அவ வந்து தெரியாம வந்து எடுத்து செலவு பண்ணிட்டா. அ என்னுடைய காசு, ஏன்னா அவளுடைய காசும் இருந்தது. இவளோட காசும் அந்த பேக்ல வந்து வச்சுருக்கும் போது, எடுத்து செலவு பண்ணும்போது, "தெரியல. எவ்வளோ செலவு பண்ணா?" அப்படின்டு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கணக்கு இடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா நம்ப 4 பேரா இருந்தா பரவால்ல. இது வந்து வேற ஒருவரோட காசு தான். அப்படி இருக்கும்போது, அவ வந்து மூஞ்சால அடிச்சா போல, "ஏன் உங்க கிட்ட நம்பி குடுத்தா கூட இது பண்ண மாட்டியா? ஏன் உன் காசுன்னுட்டு என் காசுன்ட்டு எதுவும் வித்தியாசம் தெரியாதா? நான் ஏன் தான் உங்க கிட்ட கொடுத்தணோ?" அப்படின்ட்டு. அந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவ சொன்னா "நான் வந்து கிட்டத்தட்ட 2,000த்து கிட்ட அவ குடுத்துருந்தா. ஏதோ ரூ.1,500வா ச அது போல விஷயம் குடுக்கும்பொழுது, பணம் பார்க்கும்போது இவ வந்து செலவு பண்ணுற அதுவும் பாத்தீங்கன்னா, அந்த டூரிஸ்ட்னாலே நம்ம நெறைய வாங்குற ஒரு விஷயமா தான இருக்கும். அந்த ஸ்லிப்பர், ஷூ, அது போல நெறைய விஷயம் புது, புது விஷயம் வாங்கும்போது செலவு வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து இவளோட காசும் எடுத்து பண்ணிட்டா. அப்படி இருக்கும்பொழுது சண்டை. "எதுக்கு? எதுக்கு சண்டை வரணும்? நம்ம தான. நண்பர்கள் தான." அப்படின்ட்டு. "நீ எதுவும் கவலைப்படா". இவளும் வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டா. "நான் தெரியாம பண்ணிட்டேன் செலவு." அப்படின்ட்டு இது பண்ணும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கெடையாது." அவ கிட்டேயும் வந்து, இன்னொருத்தி கிட்டேயும் வந்து கூப்புட்டு நாங்க பேசினோம். "இப்ப என்ன காசு தான வ இதுவாயிச்சு? நாங்க தர போறோம். அதுக்கு எதுக்கு நீ அவ்வளோ வந்து மூஞ்சி காமிக்கிறீங்க?" அப்படிலாம் நாங்க இது பண்ணி, அதில் தப்பு. ஏன்னா வந்து நண்பன் கிட்டயே வந்து, நீ பேசு, நார்மலா கேட்டிருந்தா கூட பரவால்ல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, காசு வந்து பாத்தீங்கன்னா நம்ப கைக்கு கொஞ்சம் வச்சிருப்போம். மீதி வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வச்சிருப்போம். எல்லாமே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா, செலவு ஆயிடும் அப்படீன்றதுக்காக. அப்படி இருக்கும்போது, நான் சொன்னேன் "நீ வந்து இந்த காசு விஷயத்துல எதுவும் இது பண் ஏன்னா காசு விஷயத்துல தான் வந்து என் நண்பர்க்கிடையில வந்து ஏற்படுற நெறைய சண்டை, மிஸ்அண்டர்ஸ்டேண்டிங் இது தான். அப்படி இருக்க பட்சத்து
<laughs> சிறப்பு. ம். ம். சிறப்புங்க. சரிங்க. ஆ. கண்டிப்பா. சரிங்க. ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பயணத்தைப் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, "உங்க பயணத்த போது <chuckles> உங்க தோழி வந்துட்டு உங்களோட புகைப்படம் எடுக்க முடியல." அப்படீங்கிறதுக்காக வந்து கோவிச்சுட்டதா சொன்னீங்க. அதாவது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனா, அவங்க உங்ககிட்ட அவ்வளோ அழகா, அன்பா எதிர்பார்த்திருக்காங்க. அ அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காசு விஷயத்தினாலயும் வந்து மனஸ்தாபாம் ஆச்சுன்னு, அதை பத்தியும் சொன்னீங்க. நெறைய விஷயங்கள் வந்து நீங்க பேசும்போது ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சுங்க. அ உங்க கூட பேசுனது வந்துட்டு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
ஆமா. நன்றிங்க.